அ அப்போ அது நடந்து போறது வரது மட்டும் தான் அவருடைய தினசரி வேலையா இருந்ததே தவிர, மத்தபடி வேற எதுவும் பண்றதில்ல. இப்ப அந்த இது பணிக்கு போறது நின்னதால இவரு நடைப்பயிற்சி நின்டுச்சு இல்லயா! ம். இது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய உடல்ல வந்து பல மாற்றங்கள் உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா, எந்தவிதமான ஒரு உடற்பயிற்சியும் இல்ல. அ என்ன நடக்கிறதே இல்ல. இப்ப வீட்லே உட்கார்ந்து அவரு வந்து படம்லாம் பார்த்துன்னு இருக்கும்போது, என்னன்னா அவர அறியாமலே என்ன ஆச்சுனாக்கா அந்த கால்ல வந்து, ஆ முட்டி தேய்மானமோ! என்னமோ! ஒரு ஆகியிருக்கு. அது நமக்கு தெரியல. அ இவரு அதிகமா நடக்காம நிறுத்திட்டாரு பாருங்களேன். இப்ப தான் வந்து கொஞ்சம், கொஞ்சமா அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது என்னனா, ஒருமாரி கெட்டியமா பிடிச்சிக்குவோம் அப்பிடின்னு சொல்றாங்க. கை கை இந்த ஷோல்டர் ஆ, அந்தமாரி.
ஆமா. சரிங்க. சரி. அ. ஒரு மாதிரி விறைப்பு தன்மைமாரி அடஞ்சிரும். அ இந்த கால்னுடைய அசைவுகள் குறைவது குறைவா இருக்கிறதுனால, உ அது ஒரு ச சரியான உடற்பயிற்சி இல்லாததனால அந்த வயது முதிர்வு காரணமாகவும் கூட என்னன்னா கால பிடுச்சு இழுத்துக்குறும் அப்பிடிம்பாங்க.
ஆமா. ஆமா. ஸோ, அ அந்த மாதிரி ஆனதால என்னன்னாக்கா, இது பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது வந்துக்கிட்டே இருக்கு. அவருக்கும் தெரியல. நாமளும் வந்து, ஆ வேலை காரணமா வந்து நாடு வெளிநாட்டுக்கு போயிடுறோம். நம்ம சகோதரிகளுக்கும் வந்து அவுங்களுக்கு திருமணம் ஆயிட்டு அவுங்களும் வெளில்லாம் போயிட்றாங்க. இல்லயா! இப்ப எங்க அம்மாவும் எங்க அப்பா மட்டும் தான் இருக்கிறாங்க வீட்ல. 2 பேருக்குள்ளேயே எவ்ளோ நேரம் பேசிக்குவாங்க யோசிச்சு பாருங்களேன்! கொஞ்சம் பேசுவாங்க. அப்ப ஒரு திரைப்படம் பார்ப்பாங்க. அப்புறம் போய் படுக்கிறது. இதே தான் பண்ணின்னு இருக்கும்பொழுது, ஒரு கட்டத்தில வந்து அவரால வந்து இந்த கைய வந்து முழுசா தூக்க முடியல. அப்புறம் கை, காலும் பாத்தங்கனாக்க, மடிக்க முடியல. அவரால மடிச்சு நடந்து உட்கார்றது அந்தமாரிலாம் சிரமமாயிடுச்சு. அதுக்கு அப்புறம்
ஆமா. நிச்சயமா. அப்ப நடக்குறதுக்கே சிரமப்பட்டாரா? அதுக்குப் பிறகு.
ஐயோ! ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. ஆ, அம் நடக்கிறதுக்கே அதுக்கு அப்பறம் இந்த
அந்தமாரி சூழ்நிலையில உங்களுடைய பங்களிப்பு என்ன சார்? உங்க அப்பா வந்து இந்த அள நல்லா இருந்தவரு திடீர்னு இந்த நிலைமைக்கு போயிட்டாரு அப்பிடிங்கம்போது, ஒரு மகனா நீங்க உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய மனசு வேதனை எப்பிடி இருந்தது?
ஆ. அதுதான்.